ம்ஹ்ம்.
அப்ப இதனால வந்து பார்த்தீங்கனா, நமக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து அ அந்த மழைக்காலங்கள்ல மட்டும் அதாவது, அபரி இந்த உபரியா வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து நெறைய ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டு, அது வந்து அ அந்த காலகட்டங்கள்ல ஓடி, அது ந கடலுக்கு போயுருது. ஆனா, நமக்குன்னு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டூர் அணை. மிக முக்கியமான அந்த காவிரிக்கு நடுவே இருக்கக்கூடியது அந்த மேட்டூர் அணை, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா, அந்த வர வரலாற்று சிறப்புமிக்க கல்லணை அணை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது.
செரி, சரி. ஆமா, ஆமா. அது திருச்சி மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு மிக சீரும் சிறப்புமான ஒரு அருமையான ஒரு இந்த கல்லணை.
ஆமாங்க. ஆமாங்க, பார்க்கவே அழகா இருக்கும். அ த தஞ்சை மாவட்டம், பா திருச்சியிலருந்து ரொம்ப பக்கம்தாங்க அது. அந்த மாரி மாவட்ட அளவில பா
தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம்ன்னு சொல்லிட்டேன். திருச்சி மாவட்டத்தில, அந்த காவிரி வந்து உள்ள தொடங்குற இடத்துல முக்கொம்பு. அதாவது, மேலணைன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அத கடந்துதான் அடுத்து வந்து நீங்க இருக்கக்கூடிய உங்க ஸ்ரீரங்கம் வரக்கு வரும்னு நெனைக்கிறேன். அந்த, அங்க தான் வந்து கொள்ளிடம் தனியாவும், காவிரி தனியாவும் பிரியக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்கு.
ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆமாங்க. அதாவது அந்த முக்கொம்பு. அதாவது, 3 இடங்கள் சேர்ற இடம்ன்னு சொல்லுவாங்க. அந்த முக்கொம்புங்கறது வந்து அ இந்த காவிரி கொள்ளடம், ப் யய் அ பிரியறது இல்லாம, இந்த ஒரு இ துணை ஆறு 1 அந்த இடத்தில வந்து இணையுங்க. அது ஒரு அதுக்கு ஒரு பேரு மறந்திருச்சு எனக்கு. எதோ பா ஒரு பாலாறோ? என்னமோ சொல்லுவாங்க பக்கத்தில. அதோட நதி, அந்த நதியும் இணைஞ்சு அத முக்கொம்புன்னு சொல்லுவாங்க. 3 இடம் சம் ஒரு சேர்ற எடம்ங்கிற மாரி. அந்த எடத்தில சேர்ந்ததற்கப்புறம் அந்த முக்கொம்பிலருந்து அப்டியே பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லணை வரைக்குமே, அந்த ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கக்கூடிய இடம் ஒரு வந்து தீவு மாரி தாங்க. ஆனா, வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஒரு அ நிலப்பரப்பு மாரி தெரியுங்க. ஆனா, பார்த்தீங்கனா ஒரு தீவு மாரி தான் சுத்தி வந்து 2 பக்கமும் ந அந்த தண்ணீர் 2 பக்கமும் கொ காவிரியிலும், கொள்ளிடத்திலும் தண்ணி போகும்போது, இது ஒரு தீவு மாரி காட்சியமைக்கும் நம்ம மேலருந்து பார்க்கும்போது.
சரிங்க, சரி. ம். ஓ! சரி, சரி. ம்ஹ்ம்.